இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஹாபிஸ் வந்து நெறைய இருக்கும். அம் படம் வரையிறதா இருக்கலாம், அ எம்ப்ராய்டரி போடுறதா இருக்கலாம், அப்பறம் ஒரு சிலருக்கு சமையல் கூட ஹாபியா இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஹாபி இருக்கு? அது தினசரியுமே நீங்க வந்து அந்த ஹாபிய வந்து விடாம பண்ணுவீங்களா? இல்ல உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது மட்டும் பண்ணுவீங்களா? அதை பத்தி என்ட்ட பகிர்ந்துக்கிறீங்களா?
ம். ஆமாங்க. <chuckles> ம். ம். கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஹாஃபிஸ் வந்து ஒரு 2, 3 அண்ணம் இருக்கு. அ அதில வந்து படம் வரையிறது, ஆனா ப பார்த்து தான் வ வரைவேன். அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா, பெயிண்டிங் பண்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி இந்த சின்ன விஷயங்கள் வந்து கிராஃப்ட்டுன்னு பண் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதெல்லாம் பண்றதுக்கு. அ ரொம்ப அ ரசிச்சு ஆர்வமா வந்து நான் வந்து பண்ணுவேன். அதோடு சேர்த்து எனக்கு இந்த மாதிரி கார்டனிங்னு சொல்லுவாங்க, இல்லையா? பூந்தோட்டம் வைக்கிறது, காய்கறி தோட்டம் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இத தினசரி பண்ற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, தோட்ட பராமரிப்பு தான். ஏன்னா அது நம்ம தினசரி பண்ணி ஆகணும். இல்லாட்டி செடி வாடி போயிடும். மத்தபடி இந்த வரையிறது, அப்பறம் பெயிண்டிங் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு நேரம் கிடைக்கிறப்போ, இல்லாட்டி எனக்கு பண்ணணும்னு தோணும்போது எல்லாமே நான் வந்து நேரம் கிடைக்கலனாலும், அ எனக்கு அது ஆர்வம் இருக்கு இல்லைங்களா? அதனால பண்ணிடுவேன்.
சரி. ஆமா. ஆமா. ஆமா, ஆமா. ஆமா. சிறப்புங்க! இப்போ, நீங்க வந்து இந்த தோட்டக்கலை வந்து தினமும் பண்ணுவேன்னு சொன்னீங்க. தோட்டக்கலைல என்ன மாரி விஷயங்கள் வந்து, நீங்க தினமும் வந்து மேற்கொள்வீங்க, அதை பத்தி என்ட்ட சொல்றீங்களா?
அ. ஆமாங்க. ஆ கண்டிப்பா. எப்பவுமே நம்ம தினசரி அதுக்கு தண்ணீ வந்து ஊத்தணும், இல்லாட்டி வந்து வாடி போயிடும் இல்லைங்களா? அ அதுக்கு வந்து ஒரு நேரம், குறிப்பிட்ட நேரம் வச்சிருப்பேன். ஒன்னு காலையில ஊத்திட்டேன்னா, நான் வந்து இரவு அ அ ம் மாலை வந்து நான் வந்து தண்ணி ஊத்த மாட்டேன். அ ஒருவேள நம் காலை வந்து பரபரப்புல, நம்ம அவசர, அவசரமாப் போவோம் இல்லைங்களா? அதனால, மாலை தான் எப்பவுமே வந்து தண்ணீர் வந்து நான் ஊற்றுவேன். அதுக்குன்னு ஒரு டைமிங் வந்து வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, தோட்டம் அப்படிங்கிறப்போ, நம்ம எல்லாமே நல்லா பார்த்துக்கணும். ஒவ்வொரு செடியுமே வந்து, நல்லாவே பார்த்துக்கணும். ஆனா இது சொன்னா, நீங்க எனக்கு க கலாய்ப்பீங்களான்னு தெரியல. நான் வந்து செடி கூட பே.. <laughs> ம்.
ஆமா. சரிங்க. சரி. சொல்லுங்க. ஏங்க, அப்படில்லாம் இல்லங்க. ஏன் கேட்டா வந்து, சொல்லுவாங்க பாருங்க. அது செடிக்குமே வந்து உயிர் உரிய உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம பேசுறதுக்கு கூட, அது கேட்கறதுக்கு, அ நெறையவே வாய்ப்பு இருக்கு, அது கேட்கறதுக்கு. ஏன்னா வந்து, நீங்க அத வந்து முதல்லருந்தே வளர்த்துட்டு வரீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அது பேசுறது கூட, அது கேட்கும்.
ஆமாங்க! உண்மைதான். .ம். ஆமா. கண்டிப்பா. நான் எப்போ அத வந்து, கண்டுபிடிச்சேன்னா, என்னுடைய ஒரு ஒரு ஒரு அத்தை ம அத்தை முறையில ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களும் இந்த மாரி செடியெல்லாம் வளர்ப்பாங்க. ஆனா, அவங்க சும்மா பேசீட்டுருப்பாங்க. அப்போ நான் சொன்னேன், "பக்கத்துல தான் யாருமே இல்லையே? நான் தூரமா இருக்கேன். நீங்க என்கிட்ட பேசீட்டிருந்தீங்களா?" அப்படி கேட்டேன். அப்போ சொன்னாங்க, "இல்ல நான் இந்த செடி இவ கிட்ட தான் பேசுறேன்," அப்படி சொன்னாங்க. அப்புறம் "இவளா?" அப்படின்னு கேட்டப்போ, அது வந்து ஒரு ரோஜா செடி. அப்போ நான் சொன்னேன், "ரோஜா செடி கிட்ட என்ன பேசீட்ருக்கீங்க?" அப்படின்னோடனே, "இவ ஒரு 3 நாளா சரியாவே பூக்க பூ பூக்க மாட்டேக்கிறா. வாடியே இருக்கா. நான் தண்ணியெல்லாம் ஊத்தி பார்த்துட்டேன்.அதனால தான் இவ கிட்ட பேசி ஆறுதல் சொல்லிகிட்டுருக்கேன். நீ நல்லா வளர்ந்து வந்துரு", அப்படின்னு சொல்லி. அய, அங்க வந்துட்டு பூக்கள் எல்லாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பூஜை அறையில வைக்கிற வழக்கம் உண்டு. அப்போ வந்து, "நீ நல்லா பூத்துட்டேன்னா, பூஜை அறையில உன்னோ உன்னோட பூக்கள வந்து நான் வப்பேன்". அந்த மாரிலாம் பேசிட்டிருந்தாங்க. நான் வந்து, சிரிச்சுட்டேன். "அ இதெல்லாம் எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பார்த்தா, ஒரு 2 நாள்லயே வந்து அது நல்லா மொட்டு விட்டு, பூவெல்லாம் வந்திருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமா இருந்தது! ஏன்னா அந்த செடி பார்க்குறப்போ, இலையெல்லாம் ஒரு மாதிரி மஞ்சள் நிறத்துல இருந்தது. மஞ்சள் நிறத்துல ஒரு இலை இருந்தாலே, அந்த இலை வந்து வாடி போயிடும். அ அப்புறம் அது, உதிர்ந்து கீழ விழுந்துரும். ஆனா, அந்த பூ வந்து ரொம்பவே அழகாவே வந்து பூத்திருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு அவங்கள அவங்க மூலியமா தான் செடிகள் வளர்க்குறதே பிடிச்சிருந்தது. அப்போ நான் என்னப் அ அவங்க கிட்டேருந்துதான் வாங்கிக்கிட்டேனே, செடிகளெல்லாம். அந்த கம்பு, அப்புறம் வந்து அந்த டாலியாக்கெல்லாம் வந்து கிழங்கு தான் வந்து, தருவாங்க. அப்ப அந்த பூக்களோட விதை, காய்கறிகளோட விதையெல்லாம் வந்து அவங்க கிட்டருந்து வாங்கி, என்னுடைய வீட்டுத் தோட்டத்துல நான் வந்து போட்டு, நான் வந்து வளர்க்க ஆரம்பிச்சேன். நானுமே வந்து செடிகள் கூட பேசுவேன். "அ எப்படி இருக்க? இன்னைக்கு ஏன் நீ இவ்ளோ அழகா இருக்க? இன்னைக்கு ஏன் நீ வாடி போயிருக்க?" அந்த மாதிரிலாம், பேசும்போது எனக்கு ஒரு
சரி. <chuckles> ஆ. ஓ! சிறப்புங்க. ஓ! ச்சரி. ரி. ஓ! சிறப்புங்க. சரி. அப்போ, அது ஏதாவது ரிப்ளை பண்ணியிருக்குதுங்களாங்க, நீங்க வந்து பேசம்போது? ஏன்னா நீங்க சொன்ன மாரி, உங்க அத்த வந்து பேசுவாங்க. அப்போல்லாம் வந்து, அது இத பண்ணும் அப்படின்ற மாரி சொன்னீங்கல்ல? அப்போ நீங்க பேசும்போது ஏதாவது ரிப்ளை பண்ணியிருக்குதா? உங்களுக்கு அது ரிப்ளை பண்ண மாரி தோணுச்சா? அது எதாவது பண்ணுது.
ம். ம். கண்டிப்பா. நான் வந்து கேரட் விதைகள் வந்து போட்டிருந்தேங்க. அ அது போட்டு, ஒரு 2 வாரத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இலை மாதிரி முளைக்கும். அ, நான் வந்து போட்டு 2 வாரத்துக்கு மேலயே ஆயிடுச்சு. அப்ப வந்து "அ அப்பா அப்பா கிட்ட கேட்கும்போது, அப்பா சொன்னாங்க 2 வாரம் ஆயிடுச்சே! வரணுமே! ஏன் வரல?" அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு போய்ட்டாரு. "நீ நான் ஒரு வேளை நடலையோ?" அப்படின்னு நினைச்சிட்டு, அ "நீங்கள்லாம் இப்போ விதைகள் தான் ஹா. ஆனா, அ சீக்கிரமா முளைச்சிடுங்க. எனக்கு உங்கள பார்க்கணும்னு ஆசையா இருக்கேன்", அப்படின்னு சொல்லி, நான் வந்து சும்மா தான் சொல்ட்டுருந்தேன். நம் நான் நம்பிக்கையோடயெல்லாம் எதுவுமே சொல்லல. ஒரு 2 நாட்கள்லாம் மறுபடியும் வந்து, அந்த சி அந்த இலைகள் வந்து, "கிளுர்க்க" ஆரம்பிச்சது. அது எனக்கு ரொம்ப
சரி. சரி. அச்சோ! ஓ! அருமைங்க! அருமைங்க!
ச்சு.
ஆ அந்த மாதிரி இப்போ நீங்க வந்து செடி வந்து வளத்துட்டு வரீங்க. தோட்டத்த வந்து பராமரிச்சிட்டு வருரீங்க. இப்போ உங்களுக்கு வேலை பழு அதிகமாயிருச்சு. அந்த நேரத்தில அந்த தோட்டத்த வந்து உங்களால கவனிக்க முடியல. அப்ப என்ன பண்ணுவீங்க?
ம். ம். ம். ம். கண்டிப்பா. அதாவது எல்லாரும் தோட்ட வேலைகள் வந்துட்டு ரொம்பவே ஒரு அ ஹெவியான ஒரு வேலை அப்பிடின்னு நினைச்சுக்கிறாங்க. நிச்சயமா அது கொஞ்சம் ஹெவி தான். எப்பிடின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா? நீங்க 1 நாள், ஒரு 2 நாள் வந்து விட்டுட்டிங்கன்னா, களைகள் வந்து முளைச்சிடுங்க. களைகள் வந்து செடிய வந்து நாசமாக்கிடும். ம். அப் ஆமா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா? ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, நம்ம சும்மா அந்த தோட்டத்து வழியா நடக்கும்போது, நம்ம ஒரு 1, 2 கிளைகள பார்ப்போம். ஒன்னும் இல்ல, நம்ம இப்ப எதாவது ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோம், இப்ப நம்ம யார்ட்டயாவது ஃபோன்ல பேசிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், தோட்டத்தில போய் பேசுவோம். பேசிட்டே இருக்கும்போது, நம்மெ நம்ம கண்ணு எங்கேயாவது கே போகும் இல்லேங்களா! அப்ப பார்த்தா செடியோட ஒரு இல வந்து லைட்டா மஞ்சை நி மஞ்சள் நெறத்தில இருக்கும். அப்ப அத எடுத்து விட்றணும். அதே பாதி அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, செடிக்கு அடியில வந்துட்டு சின்னதா க களைகள்லாம் முளச்சிருந்துச்சுன்னா, அத பறிச்சு விட்டா போதும். அந்த மாதிரி நம்ம நேரத்த வந்து நம்மளே கண்டுபிடிச்சுக்கலாம். மத்தபடி இன்னைக்கி இன்னைக்கி வேண்டாம். நாளைக்கி அப்பிடின்னு மு சொல்லி தவறி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், களை அதிகமாயிடும். அப்புறம் வந்து நிறைய பூச்சிகள்லாம் வர வாய்ப்புகள் அதிகம்.
ஓ! அதுதான் சரி. அதுதான், அதுதான். சிறப்பா சொன்னீங்க. ஆமா. சரி. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி பூச்சிகள்லாம் வந்துட்டு, அது வந்து அ கெட்டு போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இல்லியா?
ம். ஆமாங்க. அதுவும் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, கேபேஜ் இருக்கு இல்லிங்களா? அதுதான் ரொம்பவே கஷ்டம். கேபேஜ் அப்புறம் பூக்கோஸ் அப்பிடி சொல்வாங்க இல்லேங்களா? காலிஃப்ளவர் அ இது 2யுமே நான் வந்து முதல்ல பயிரிட்டேங்க, அ முதல்ல போட்டேங்க. ஆனா, வந்து என்னாச்சு எனக்கு தெரியல. இது 2ம் வந்து அதிகமா வந்து, புழுக்கள் வந்து வருன்னு எனக்கு தெரியல. அ நான் வந்து நிச்சயமா சொல்வேன். இந்த மாதிரி காய்கறிகளுக்கு வந்து நம்ம வந்து கீடு நாசினி சொல்வாங்க இல்லேங்களா! அது போட்டுதாங்க ஆகணும். இல்லன்னா, அந்த புழுக்களே வந்து அந்த காயை நாசம் பண்ணிடும். அ எனக்கு அத பத்தி தெரியாததுனால அது ஃபுல்லா போயிடுச்சு. அ அதுக்கப்பறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, இந்த சாணம் இருக்கு இல்லிங்களா? அத வந்து நல்லாவே தெளிச்சு விட்டுடுவேன். அப்புறம் அதுக்கான நம்ம வளங்கள நான் வந்து வீட்டுல இருக்கிற, நம்மளுடைய காய்கறிகளோட கழிவுகள், அப்புறம் வந்து, நம் முட்டை வெள் முட்டை இருக்கு இல்லிங்களா! அத நல்லா வச்சுடுவேன். அதை எடுத்து வச்சு
ஆமா. ஆமாமா. சரி. அச்சோ! ஆமா. அச்சோ! சரி. ஆமாமா. ஓ! ஆமா. ஆமாமா, உ அத வந்து உரமா பயன்படுத்துவீங்களோ!
ஆமாங்க, அத பொடியாக்கி போட்றலாம். ம்.
போதுன் அ சரி. ஓ !சரி, சரி, சரி. ஆனா அப்ப வந்து வெளியலாம் உரம் வாங்கி போட மாட்டீங்களா? இந்த வீட்ல இருக்கிற கழிவுகள மட்டுமே போட்டு அ உரமாக பயன்படுத்திக்குவீங்களா?
ஆமாங்க, ஆமாங்க. அ நான் வெளில இருந்து உரம் வாங்கணும் அப்பிடின்னு சொல்வேன்னா, அது வந்து இந்த மாதிரி காய்கறிகளுக்குதான். நிறைய பூச்சியின் தாக்குதல்ல இருக்கிற காய்கறிகள வந்துட்டு, வெளியிலேருந்து உரம் வாங்கி போடலாம், பரவாயில்ல. ஆனா மு முக்கால்வாசி காய்கறிகளுக்கும், பூக்களுக்கும் வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கிற விஷயங்களே போதுமானது.
கண்டிப்பா. ரொம்ப அழகா சொன்னீங்க. அப்புறம் நீங்க வந்து முன்னாடி சொல்லும்போது சொன்னீங்க, எனக்கு இதை தவிர வந்து வேற ஹாஃபிஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து நேரம் கிடைக்கும்போது மட்டும் பண்ணுவேன், அப்பிடின்னு சொல்ட்டு. அந்த மாதிரி ஹாஃபிய வந்து எதாவது நேரம் கிடைக்கும்போது நீங்க சிறப்பா பண்ணது, இல்ல இந்த கிராஃப்ட் ஒர்க் எதாவது நீங்க பண்ணது பத்தி என்ட்ட பகிர்ந்துக்கிறீங்களா?
ம். ம். ஆமா. ம். கண்டிப்பா. எனக்கு வந்து இந்த ப் அ க கடிதாசி இருக்கு இல்லேங்களா? இந்த கலர் கடிதாசி பேப்பர். அதுல வந்துட்டு பூக்கள் செய்றது ரொம்பவே பிடிக்கும். அ நான் வந்து அ ஒரு 5, 6 வகையான பூக்கள் வந்து செய்வேன். அ அது எனக்கு ரொம்பவே பிடி பிடிச்சமான விஷயம். அத அத செஞ்சுட்டு அத நான் வீட்ல வந்து அலங்கார பொருளா வப்பேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய நண்பர்கள், அப்புறம் என்னுடைய பக்கத்து வீட்ல இருக்காங்க இல்லயா? அவுங்கலாம் வீட்ல வந்து பார்க்கும்போது, "இது ரொம்ப அழகா இருக்கே! எங்களுக்கும் செஞ்சு கொடுக்குறீங்களா?" அந்தமாரி கேட்பாங்க. அப்ப அவுங்களுக்குமே வந்து நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அ அது எனக்கு,
ஆமா. ம். சிறப்புங்க. ஓ! சிறப்பு. ம். அது பார்க்கும்போது நேச்சுரலா இருக்குமோ! அந்த பேப்பர்ல செஞ்சிருந்தமாரி தெரியாதோ!
ஆமாங்க. அ சிலது வந்து தெரிஞ்சிரும். ஏன்னா, அதோட பேப்பரோட குவாலிட்டினாலே, அது கடு பேப்பர்தான்னு தெரிஞ்சிரும். சிலது வந்து தெரியாது. அ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, முட்டை ஓ தோ ஓடு இருக்கு இல்லீங்களா? அத வந்து நம்ம உடைக்கும்போது, அ 2 உடைக்காம, ஒரு சின்னதா ஒரு துளை மட்டும் போட்டுட்டு, அ எல்லாவ் எல்லாத்தையும் எடுத்துட்டு, அதுல வந்து கலர் பண்ணி மொட்டு மாதிரி வச்சுருவேன். அது பார்க்க அழ ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி செய்வேன்.
ஓ! சருஸ் ஆமா. ஆ. புரியுது. சரி. ஓ! அருமைங்க அருமைங்க. நீங்க சொல்லம்போதே, நான் போய் அந்த இமேஜினேஷனுக்கு போயிட்டு வந்துட்டேணுங்க. நீங்க அத மொட்டுமாரி வைக்கும்போது, அது சுத்தி வந்து இந்த பேப்பர் பூக்கள்ஸ் வைப்பீங்களா?
<laughs> ஆ சுத்தி வந்து அந்த காம்பு இருக்கும் இல்லேங்களா? மொட்டோட ஒரு காம்பு அதுக்கு வந்துட்டு, பச்சை கலர்ல ஒரு பேப்பர் வ் அ இருக்கும். அத கட் பண்ணி வைக்கலாம். அப்பறம் இந்த ஈ ஈ அ ஈக்குச்சின்னு சொல்லுவாங்க இல்லேங்களா? விளக்கமாரோட குச்சி. அத எடுத்தாலே போதும். அத எடுத்துட்டு அதில பச்சை கலர் காகிதத்த சுத்திட்டு, ஒட்டி ஒ கம் போட்டு ஒட்டிட்டோன்னா, அது வந்து பிடி மாதிரி அந்த காம்பு மாதிரி ஆயிடும், கம்பு. அப்பிடி ஒரு 4,5 எண்ணத்த செஞ்சுட்டோன்னா, ரொம்பவே பாக்க அழகா இருக்கும், இது ஒண்ணு. அ அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னா, இந்த நம்ம கதவுலேல்லாம் ஒரு அ பின்னுவாங்க இல்லேங்களா? அ வெல்கம், இது மாதிரி.
ஆமாமா. ஓ! சிறப்புங்க. ஆமாமா. ஆமாமா. சிறப்புங்க சிறப்புங்க. ஆமா, ஆமா, ஆமா.
ஸ்கிரீன் மாதிரி. அதெல்லாம் கூட நான் பண்ணுவேன். பூக்களெல்லாம் வச்சு, நானே அதையும் வந்து நான் என்னோட பக்கத்து வீடு, என்னோட சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு குடுத்துருக்கேன். அது அவுங்களுக்கு
ஓ! சிறப்புங்க. ஆமா. அதுவும் இல்லாம வந்து இந்த கிராஃப்ட்ன்னு சொல்லும்போது, ஒரு சிலர் கூடை பின்னுவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஸ்வெட்டர் பின்றது, அந்த ஸ்வெட்டர் நூல்லயே வந்து பர்சு, அந்த மாதிரிலாம் பின்னுவாங்க. அந்த மாதிரி எதாவது நீங்க செஞ்சுருக்கீங்களா?
ம். ஆமா. ம். அதுக்கு வந்து எனக்கு அ ரொம்ப பொறுமை தேவங்க. அது எனக்கு சுத்தமா இல்லேன்னு நினைக்கிறேன். ஏன்னா
ஆமா, ஆமா. அது வந்து எத்தனை நாள் எடுக்குன்னே சொல்ல முடியாதுல்ல. அந்த கூடையிலாம் கூட.
ஆமா. ஆமா. எங்க அம்மாகிட்ட எங்க அம்மாக்கு அது தெரியும். எங்க அம்மாவுக்கு வந்து, அந்த கூடையும் பின்ன தெரியும். ஸ்வெட்டர், அப்பறம் ஸ்கார்ஃபு, நாங்க இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் குளிர் பெர பிரதேசமா! அதனால எனக்கு, எங்க அப்பாக்கு எல்லாருக்குமே அப் அம்மாதான் வந்து ஸ்வெட்டர் பின்னி தருவாங்க. ஸ்கார்ஃபும் பின்னி தருவாங்க எனக்கு. அது ரொம்பவே ரொம்ப குளிருக்கு ரொம்ப இதமா இருக்கும். நம்ம நார்மல் கடையிலருந்து வாங்குற ஸ்வெட்டர விட, அது ரொம்பவே சூடா இருக்குங்க. அப்ப நான் வந்து அம்மாகிட்ட கேட்டுக்கிட்டேன், "எனக்கு சொல்லி கொடுங்க" அப்பிடின்னு சொல்லி. ஒரு 2 நாள் கிளாஸ்க்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அப்பறம் அம்மாக்கிட்ட திட்டு வாங்கினதான் மிச்சம். <chuckles>
சரி. ஓ! சிறப்புங்க. ம். <laughs> ஆ இப்போ வந்து இந்த நீங்க கிராஃப்ட் ஒர்க்குன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சில ப் சில பல ஸ்கூல்லேருந்தே வந்து சில ஸ்கூல்ல வந்து கிராஃப்ட் ஒர்க் சொல்லிக் குடுப்பாங்க. அந்த மாதிரி உங்க ஸ்கூல்ல வந்து எதாவது சொல்லி குடுத்துருக்காங்களா? இல்ல நீங்களா ஆர்வப்பட்டு ஆ போய் கத்துக்கிட்டது தானா?
ம். ஆமாங்க. இது 2 விஷயமுமே எனக்கு நடந்திருக்கு. எங்க ஸ்கூல்லேயும் வந்து அ சொல்லிக் குடுப்பாங்க. எங்க ஸ்கூல்ல வாரத்துக்கு ஒரு 2 நாள் அதுக்குன்னே தனி பீரியட் இருக்கும். அப்ப வந்து அதுக்குன்னு ஒரு ஆசிரியர் இருக்காங்க. அவங்க வந்து சொல்லிக் குடுப்பாங்க. வேஸ்ட்டு மெட்டீரியல் அப்பிடின்னு சொல்வாங்க. அதாவது, நம்ம குப்பையில தூக் ஆமாங்க. நம்ம குப்பையா தூக்கிப் போட்ற விஷயங்கள் இருக்கும் இல்லீங்களா? அத வச்சு ஒரு அலங்கார பொருளோ, ஒரு பொம்மையோ, உபயோக படுத்திற மாரி இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த, அத வச்சுட்டு பண்ணலாம். அப்பிடி சொல்லி தருவாங்க. அதே மாதிரி நானுமே வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், அந்த ஒரு காம்படீஷன்லாம் வைப்பாங்க இல்லீங்களா? ஸ்கூல்ல. அதுலலாம் கலந்துக்கிட்டு, நான் வந்து பரிசெல்லாம் வென்றிருக்கேன். இது இல்லாம ம். ம். நன்றிங்க. இது இல்லாம நான் வந்து யூடியூப் இருக்கு இல்லீங்களா? அதிலேயும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். நம்ம சும்மா அடிச்சு விட்டாலே போதும். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அப்பிடின்னு சொல்லி. நிறைய வீடியோஸ் வரும். அதில எனக்கு பிடிச்சமானது எல்லாம், இது என்னால பண்ண முடியும் அப்பிடிங்கிற விஷயத்த வந்துட்டு, நான் வந்து பார்த்துட்டு பண்ணி பாப்பேன். சிலது நல்லா வரும், சிலது சுத்தமா வராது, சிலது கொஞ்சம் சுமாரா வரும்.
சரி. ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்டா? ஆமாமா. ஆமா, ஆமா. ஓ! சிறப்புங்க. பாராட்டுக்கள். ஆமா. ஆமா. ஓ! அருமைங்க, அருமைங்க. அதாவது உங்க ஹாஃபி நேரத்த எப்படியெல்லாம் நீங்க வந்து பயன்படுத்துறீங்கன்று ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுவும் இல்லாம, அந்த தோட்டக்கலை ஆகட்டும், இந்த இது இந்த பெயிண்டிங் ஆகட்டும் இந்த
<laughs> ம். ஆமா.
ஆ பின்னறதாகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பா பண்ணுறேன்னு சொல்லி, ரொம்ப அழகா வந்து என்ட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கக்கிட்ட பேசினதில ரொம்பவே மகிழ்ச்சி. நன்றிங்க.
நன்றி.